ஆமாங்க. அப்ப இந்த 2 அ மொழிகளும் அ அதேமாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க நறைய இந்த அம்மா எங்களுக்கு வந்து இந்த ஹிந்தி படங்கள் அதெல்லாம் போ போ இது பண்ணி தருவாங்க, போட்டு தருவாங்க தொலைக்காட்சியில.
ம். ஓ!
நல்ல படங்கள். கருத்துள்ள படங்கள் நறைய இருந்துச்சுல்ல அந்த காலத்துல.
வந்து பழைய காலத்துல ம். <laughs> நான் அப்டி அத நம்ப சரியா சொல்லிக்கிறேன் நானு. <laughs> இல்லையா, நீங்க என்ன நீங்க என்ன செ நெனைக்கிறீங்க? ம், ம்.
<laughs> அருமையா சொன்னீங்க. ஆமாங்க. இந்த காலத்துல எந்த படத்துல கருத்து இருக்குது. எல்லாம் நாக்குமுக்க நாக்குமுக்கா ரேஞ்ச்ல தான் போது இல்லைங்களா? ம். அப்ப அந்த மாரி இருக்கும்போது என்னுடைய அம்மா வந்து, அந்த மொழி எல்லா மொழிகளும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்பாவும், அம்மாவும் செஞ்சு தந்தாங்க வழி. சரி இவங்க செஞ்ச வழி தான் இப்டி இருக்குதே நம்ம வழி எப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனுடைய நண்பர்
அ. <chuckles> ஆமா, ஆமா, ஆமா. அ. ம். அ. ஓ!
அ அவர் யார்ன்னு கேட்டீங்கணா என்னுடைய கணவர்.
ஓ! பரவால்லையே. ஓ! சோ, ரொம்ப ஆசை வந்துடுத்து. ஆசை, அன்பு, காதல் இல்லையா?
<laughs> அ, அ <laughs> மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா, வந்தல்லோ, வந்தல்லோ. ஆ அது எதுடா வந்து
<laughs> நல்ல இது ரொம்ப இசை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு எல்லாத்துக்கும். ம், ம்.
அய்யயோ! ரொம்ப கேப்பேன் அந்த அந்த இச அந்த இசையாலே நான் மொழி நறைய படிச்சேன் அப்டிங்கறத சொல்லலாம் அந்த இடத்துல.
ஒ, ஓ! பரவால்ல ரொம்ப அ நல்லாயிருக்கு. ம்.
ஆ அப்போ அந்த மாதிரி வந்து என்னுடைய அ சகோதரருடைய அ நண்பர் வந்து வீட்டுக்கு எப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. நல்ல ஒரு நெருங்கிய குடும்ப நண்பருமே நம்ம சொல்லலாம்

ஓ! தனியா வகுப்புக்குலாம் போல நீங்க.
இல்லை இது, அதாவது வாழ்க்கையே ஒரு வகுப்பு ஆயிடுச்சே அப்போ. <laughs> அத பதவி சிறந்த ஆசனாக என்னுடைய வீட்டுக்காரர் பக்கத்துலயே இருக்கிறார், நான் த் அதுக்காக வகுப்புக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், எனக்கு ஏற்படல அப்போ.
ஆமாம்மா, அது ரொம்ப சரியா சொன்னீங்க, ம். ஓ ப பரவாயில்ல, குழந்தைங்கலாம் இருக்காங்களா, அது அங்க படிக்காதா?
ஆ ஆமாங்க, எனக்கு 2 பெரிய பசங்க கல்லூரியில படிக்கிறாங்க, ஒரு இளைய மகள் அ 7 வயசு ஆவுதுங்க.
ஓ பரவாயில்லையே, <inhales> சரி அவங்கலாம் எப்படி என்ன ப என்ன மொழியில பேசுறாங்க? எப்படி
ம்ஆஹ சரி நான் அடுத்தது அதை சொல்ல வரதுக்கு முன்னாடி சூப்பரா கேட்டிங்க போங்க, அதாவது என் மனசுல இருக்கறத சொல்ல வரதுக்கு நீங்க கேட்டிங்க பார்த்தீங்களா? உண்மையிலே பாராட்டுனூங்க உங்கள.
<laughs> ம் பரவு பரவாயில்ல பரவாயில்ல, அ
ஆ என்னன்னா இந்த என் பொண்ணை பொறுத்தவரைக்கும் பசங்களை பொறுத்தவரைக்கும், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆ என்னதான் நாங்க வீட்ல வந்து, தாத்தா பாட்டிலாம் எப்பவுமே சொல்லுவாங்க, மலையாளம் எழுது மலையாளம் எழுதும்பாங்க, எழுதி படி எழுதி படி, சொல்லி படி, பேசிப்படி, எவ்வளவோ சொல்வாங்க, ஆனா வந்து அந்த குழந்தைகளுக்கு, அதில நாட்டம் போல.
ம். ம். ம். ஓ! ஆனா, அங்க கே கேரளா மாநிலத்தில தானே இருந்தீங்க?
ஆ ஐ. இல்லை அங்க தான் பிரச்சனை, ஏனா வந்து, கொஞ்ச நாளைக்கு நாங்க கேரளா மாநிலத்தில இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். தமிழ் ஆமா, அப்போ என்ன ஆவுது, அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்குலாம் போறாங்களா, அப்போ பள்ளிக்கூடத்தில போம்போது கூட இருக்கிற, பசங்கலாம் எல்லாருமே வந்து தமிழ் பேசுறாங்களா, அதேமாரி ஆசிரியைகள், அங்க வேலை பார்க்குறவங்க, எல்லாருமே வந்து அவங்ககிட்ட வந்து தமிழ் பேசும்போது, இவங்க எப்படி மலையாளத்தில பதில் சொல்ல முடியும்?
ஓ! ஓ! திரும்ப வந்துட்டீங்க ம். ம். ஆமா. தமிழ் தானே. ம். தமிழ்.